கண்டிப்பா. காதல் திருமணத்த வந்து முந்தைய தலைமுறை வந்து எதிர்க்க தான் செஞ்சாங்க. ஆனா, வந்து இப்போ உள்ள தலைமுறைகள் என்ன பண்றாங்க அப்டின்னா, அ குடும்பமே வந்து சேத்து வச்சிட்றாங்க. அதனால வந்து அது நல்லதா தான் இப்ப போய்க்கிட்டு இருக்கு. ஆனா வந் ஆமா. இதேபோல வந்து முந்தைய காலத்திலேயே வந்து என்னோட தாத்தா பாட்டிக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவுங்க வந்து அவுங்களுக்கு அவுங்களும் வந்து காதல் திருமணம் தான் அப்போமே. அ நைன்டீன் ஃபார்ட்டி ஆமா. 40 சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரின்னு வச்சுக்கலானே. அப்போமே வந்து அவங்க வந்து அ காதல் திருமணம் தான். வீட்ட எதிர்த்து 2 பேருமே வந்து அதுவும் என்ன சிக்கல் அப்டினு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வயது வேற வந்து வித்தியாசம் வந்து, ஒரு 4 வயது வந்து எங்க தாத்தா வந்து மூத்தவராம். ச்சே தாத்தா வந்து இளையவராம் என்னோட பா
சரி. ஆ. கண்டிப்பா. சரி. ஓ! அந்தக் காலத்துல. <laughs> ம். சிறப்பு. ம். அய்யயோ. <laughs> ஓ!
அ இந் இந்த கதையெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது பாருங்க. அதனால வந்து இப்போ பகிர்ந்துக்கலாம் நம்ம. இப்டி இருக்கும்போது பார்த்தீங்கனா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு 4 வயது வித்தியாசம் வேற.
ஆ, கண்டிப்பா. சரி.
என்ன பண்ட்டாங்க வந்து எங்க பாட்டி வீட்ல சுத்தமா ஒத்துக்கல போல. இளைய இளைய பையன் அப்படிங்கிற ஒரு அந்த காரணத்தினால வந்து ஒத்துக்கல ஆனா இத்தனைக்கும்
ஆமா. அப்பல்லாம் வந்து ரொம்ப பிரச்சன பண்ணுவாங்கில்லையா? அதில வர ஜாதி, இனம் அந்த மாதிரி நெறைய வேறுபாடுகள் பார்த்து எக்கச்சக்கமா சண்ட போடுவாங்களே!
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஜாதி, இனம் கூட ஒத்துப் போய்ருச்சு. அவங்க ரெண் நம 2 பேருமே வந்து ஒரே இது தான் போலருக்கு. அதெல்லாம் ஒத்துப்போய் வயது வித்தியாசம்னால வந்து அவங்களோட காதல் திருமணம் வந்து தடைப்பட்டுருச்சு.
சிறப்பு. ஆ. அப்புறம் எப்படி சமாளிச்சாங்க?
அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஆமா இவங்க 2 பேருமே வந்து என்ன பண்டாங்கன்னா தைரியமா முடிவு பண்ட்டாங்க. நம்ம வந்து த கல் திருமணம் பண்ணி தான் ஆகணும் அப்டின்கிற மாதிரி. ஏன்னா எத்தனையோ வருடமா வந்து அவங்க கல்லூரி படிப்பிலருந்து அவங்க 2 பேருமே விரும்பிருந்திருக்காங்க.
சிறப்பு.